சிறப்பு, சிறப்புங்க. வேற என்னென்ன திட்டங்கள்லாம் நீங்க இந்தமாரி யார்க்கிட்டியும் சொல்லாம செஞ்சிருக்கீங்க?
ஆ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்பிடின்னாங்க, அ ஒ ஆரம்பத்தில வந்து நாங்க வந்து நகை சீட்டு வந்து எப்பிடி போட்டேன்னா, அ மாதம் மாதம் கட்டுற மாரி போட்டுட்டு இருந்தேங்க. மாத மாதம் கட்டி தான் வந்து நாங்க நகையல்லாம் நிறைய சேர்த்தி வச்சேங்க. அப்பிடிங்கம்போது, அ இடையில வந்து என் கணவர் வந்து கடைசியா ஒரு நகை எடுக்கும்போது சொல்லிட்டாரு. அ அப்பா இனிமேல் வந்து இந்த ரூ.1000, ரூ.2000 லாம் கட்னா ஒரு நகையுமே எடுக்க முடியாது. <chuckles> ஏன்னா, ஏன்னா தங்க வேலை எங்கேயோ போயிடுச்சு இல்லேங்களாங்க!
சொல்லுங்க. ஓ! ஆ. சரிங்க. ஆமா ஆமாங்க. பார்த்தா கடைசியில ஒரு குண்டுமணி தங்க எடுக்கிறமாரி தான் வரும்.
<sighs>